எதுங்க? இந்த சுக்கு காபி அந்த மாரி சொல்றீங்களா? ஆ, கண்டிப்பா, கண்டிப்பாங்க. அதுதான் நான் ஆரம்பத்துல சொன்னது தான். அளவுக்கு மிஞ்சும்போது மிஞ்சும்போது அது அமிர்தமாவே இருந்தாலும் நம்ம உடம்புக்கு வந்து அது ஒரு கெடுதல குடுக்கத்தான் செய்யும்ன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப சுக்கு, மிளகு, திப்பிலி இதெல்லாம் பாத்தீங்கன்னா, அது வந்து கொஞ்சம் இந்த காட்டம் அதிகமான பொருட்கள் அப்டின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம உடல் நிலை வந்து ரொம்ப சோர்வா இருக்கும் போதோ, அ இல்ல நமக்கு வந்து அந்த இந்த மாரி சளிங்கற பிரச்சன இருக்கும் போதோ ஆ அ அந்த மாரி தருணங்கள்ல நம்ம உடம்ப வந்து சுறுசுறுப்பாக்கறதுக்கு அது ரொம்ப உதவி பண்ணும் அப்டின்னு சொல்லலாம். ஆ மத்த நேரங்கள்ல எடுத்துக்கும் போது அது நம்ம வயிற்ற வந்து கொஞ்சம் புண்ணாக்கிடுமோ அப்டிங்கிற அ ஒரு பொதுவான கருத்தும் இருக்கு. அ நம்ம தொடர்ச்சியா இப்ப இஞ்சி போட்டு டீ குடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆ ஆ 1 மாதம், 2 மாதம், 3 மாதம்லாம் பார்த்தீங்கன்னா தன்னால உங்களுக்கு அந்த வயிறு ஒரு மாரி எரிச்சல் குடுக்கும் காலைல, கவனிச்சிருக்கீங்களா? ஆ. கண்டிப்பா, கண்டிப்பாங்க.
ஆமா, ஆமா. நிச்சயமா. நிச்சயமா. ஓ! சூப்பர். ம்ஹ்ம். வயிறெரிச்சல், அப்புறம் தொண்டையெரிச்சல், நெஞ்செரிச்சல் எல்லாமே எரியத்தான் ஆரம்பிக்கும். ஏன்னா அதுல இருக்குற ஒரு ஆசிடானது. அ கண்டிப்பா ஒரு ஒரு விஷயங்கள தொடர்ந்து நம்ம செய்யும்போது அதுக்கான பலன் கண்டிப்பா நமக்கு கெடைக்கும். நல்லது செஞ்சா நல்லது கெடைக்கும். இந்த மாரி தேவையில்லாத வேலைகள் செஞ்சா தேவையில்லாத ப்ரச்சனைகள்ல நம்மள ஆட்கொள்ள தான் செய்யும் இல்லையா?
ஆ. ஆ. <chuckles> ஆமாங்க ஆமாங்க. அது அதுதான், அந்த காபிங்கிறது வந்து நம்ம ஏதாவது 1 நேரம், 2 நேரம் எடுத்துக்கற வரையும் நம்ம உடல வந்து அவ்ளோ பெருசா பாதிக்க போறது இல்ல. அது அளவுக்கு மீறி போகும் போது தான் நமக்கு வந்து அந்த உடல்நிலை மாற்றங்கிறது ஆரம்பமாகுது <chuckles> இல்லைங்களா?
நிச்சயமா. கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ நெறைய பேருக்கு வந்து இந்த மன அழுத்தம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் போது ஒரு காபி குடிச்சா, ரிலாக்ஸ் ஆயிரும் அப்டின்வாங்கள, அது உண்மைதானா? இது அவங்களுக்கே வந்து தோன்ற ஒரு விஷயமா? நெஜமாவே காபி குடிச்சா வந்து, டொபமைன் சொரக்குதா என்ன? ஹாப்பி ஹார்மோன் வந்து நம்மள ஹாப்பியாக்கிருதா என்ன?
ஆ. ம். ஆமாங்க. அ அந்த மாதிரிதான் ஏதோ ஆய்வு வந்திருக்கு அப்டின்னுதான் நானும் கேள்விப்பட்டேங்க. அ சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மாரி, ஆ மந்தமான சூ ம அ ஒரு இது தோணும்போது, அ நம்ம சூடா ஏதாவது ஒன்னு குடிச்சா நல்லா இருக்கும் அப்டிங்கறதுதான் நம்மளோட எண்ணமாருக்கும். அதுதான் இப்ப எல்லார்கிட்டயும் இந்த காபி, டீயா மாறிருக்கு அப்டிங்கறது தான் என்னோட கருத்து. <chuckles>
<laughs> ம்ஹ்ம். அருமை அருமை. இந்த காபி நேரம் வந்து, எவ்ளோ ஒரு நாளைக்கு முக்கியம். அந்த முக்கியத்தையே, இன்னும் ஒரு அதிகப்படியான <chuckles> முக்கியத்துவம் குடுக்கும்போது, நம்மளுடைய முக்கியமான விஷயங்கள்லாம் எப்டி பாதிப்படையுது? அப்டின்றத ரொம்ப அழகா உங்களுடைய கருத்துக்கள என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்ககிட்ட பேசினது ரொம்ப மகிழ்ச்சி, மீண்டும் பேசலாம்.
ஆ, ஆ. ஆ. ம். <laughs> ம்.